கண்டிப்பா, ம்.
<laughs> ஆனா, இந்த வேலையில்லனா வந்து, என்ன ஆச்சு ஐய்யயோ ரொம்ப கஷ்டப்படுறியே அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள சந்தோஷ பட்டுட்டே கேட்பாங்க பார்த்தீங்களா.
ம். அதுதாங்க ஐயயோ! அதுக்கு ஒரு எமோஜி வந்து எனக்கு ஞாபகம் வருது <chuckles> ஒரு எமோஜி இந்த நம்ம அனுப்புவோம் பார்த்தீங்களா, மண்டையில வந்து சூடாகி வந்து மேல ப எரிஞ்சு போய்க்கிட்டு இருக்கும். ஆனா, வந்து வெளியே பேச்சு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அப்படியே இனிப்பா பேசுவாங்க நம்மளுக்கேத்த மாதிரி எதமா.
சொல்லுங்க, சொல்லுங்க. <laughs> ஆமா. ஆமாங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, நல்ல கரியற மனமும் அடிக்கும். <laughs> அதாவது எப்பயாவது நம்ம அவங்க கிட்ட திருப்பியும் நமக்கு வேல கெடச்சுச்சுன்னு தெரியாம அவங்க சொல்லவே மாட்டோம் நம்ம எப்படியா இருந்தாலும் அதுக்கப்புறம். நேரா வீட்டுக்கு வந்து போறவங்கலாம் சொல்லாமலா இருப்பாங்க. வீட்டுக்கு வேலைக்கு வரவங்கலா. அவங்க வழியா தெரிஞ்சுருச்சுனா, வேலை கெடச்சிருச்சா சந்தோஷம் அப்படின்பாங்க. ஆனா, வயித்திலிருந்து பொகையும் அப்படியே இல்லைங்களா?
<laughs> ஆ. ஆமா. கண்டிப்பா. ஆமா. <laughs> அதுதானங்க வாயில பார்த்தீங்கன்னா, அப்படியே தேனா வடியும். வயிறு பார்த்தீங்கன்னா, எரியும் கபகபன்னு.
<laughs> <laughs> அதாவது, ஸ்வீட் சாப்பிட்டா வயிறு எரியுங்கிறது இதுதாங்க. <laughs>
<laughs> சரியா சொன்னீங்க, நம்ம ஸ்வீட் சாப்ட்டா அவிங்களுக்கு வயிறு எரியுது, இந்த விஷயத்தில. அது சொல்லுங்க.
<laughs> அவ்ளோ பாசம் பாத்திங்களா? பசக்கார தோழிகள் ஆ அதலாம் ஏன் கேட்கிறீங்க? அதாவது, அந்த வேலை அப்படிங்கிறது ஒரு ஓரொரு மனுஷனுக்கும் வந்து எவ்ளோ முக்கியனா, அது இருந்தா தான் வந்து இ என் என் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் அப்பலேருந்து. <laughs> பரவாயில்ல, பிரச்சன இல்ல சொல்லிக்கிறேங்க. அந்த வேலை இல்லைனா, ஒரு நாய் கூட ம நம்மள மதிக்காதுங்க.
ஆ. <laughs>